ஆ, எனக்கு சின்ன வயதில இந்தமாதிரி ஒரு சம்பவம் நினைவில இருக்கு. என்னென்னா, எனக்கு நேரடியா நெ நிகழ்ந்தது கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா, அப்பாக்கள் காலத்தில அந்த "பாசமலர்" படம் வந்து ரொம்பவே பிரபலமானது. அதில முக்கியமா, அந்த பாடல் இருக்கும் இல்லயா! மலர்ந்து மலராத பாதி மலர் போல அந்த பாடல் வந்து சொல்லுவாங்க. எத் எத்தனையோ பேரு அந்த பாடல்கள கேட்டுட்டு, அந்த ரேடியோல கேட்டுட்டே வந்து அழுத்துட்டு அண்ணன நான் பாக்கணும் அப்பிடின்னு சொன்ன தங்கைகள்லாம் இருக்காங்க, அப்பிடின்னு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய அம்மாவுமே, அப்பிடி பண்ணியிருக்காங்க. அந்த படத்த பாத்துட்டு வந்து எனக்கு தெரிச்சு நான் பிறக்கிறதற்கு முன்னாடியே, அந்த படம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை கதையா தான் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் படம் பார்த்துவிட்டு வந்து அந்த பாடல் ஏதோ ரேடியோல அடுத்து போட்டிருக்காங்க. அந்த பாடல கேட்டுட்டு நான் இப்பவே என்னோட அண்ணன போய் பாக்கண்ணும் அப்பிடின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அந்த பாடல்கள் ஒரு உணர்வு கொடுக்குது இல்லயா! அந்த உறவுகளுக்கு இடையில ஒரு பிணைப்பு. அது வந்து அ எனக்கு வந்து, அப்ப அம்மா சொல்லும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கும். அப்பிடி என்ன இந்த பாட்டுல இருக்கு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து ரொம்ப அவுங்கள வந்து சொல்லியிருக்கேன். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு ஒரு உறவு அப்பிடி இருக்கும்போது, இந்த காலத்தில கூட அந்த பாடல் கேட்கும்போது, அத நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த நிகழ்வு தான் நீங்க கேட்டதுமே ஞாபகம் வந்தது.
சரி. சரி. ஆமா. சரி. சரி. அ. <chuckles> சரி. சரி. சரி. கண்டிப்பா, கண்டிப்பா, அதாவது ஒரு பாடல் ஒரு அண்ணன் தங்கை, ஒரு அண்ணன் அக்கா, இல்ல தம்பி, அக்கா, அப்பிடின்ற ஒருத்தருடைய உணர்வுக்கும், பாசத்துக்கும் வந்து மதிப்பு கொடுக்குது, ஒரு நினைவு கூட்டுதுன்றப்போ, கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய சிறந்த விஷயம் தான். இப்போ மனிதர்களுடைய, எல்லாவிதமான அ ஆசை ஒரு உணர்வுகள வந்து இந்த பாடல்கள்லாம் வெளிப்படுத்துதுன்னு, நினைக்கிறீங்களா?
ஆமா. கண்டிப்பா. அதாவது பாடல்கள் வந்து ஒரு காலத்தில சொல்லுவாங்க இல்லயா! அந்த முன்னாடி காலத்திலலாம் ரொம்ப நம்மகிட்ட வந்து இந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு விபத்து ஏற்படுதோ! இல்ல ஒரு அ அறுவை சிகிச்சை பண்ற மாதிரியான சூழல் ஏற்படும்போது அந்த வலி நிவாரணிகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காதாம். அப்போ வந்து பாடல்கள் மூலமா தான், அந்த வலியை மறக்க செய்வாங்க. அப்பிடின்னு நான் கேள்வி பட்ருக்கேன். அந்த அளவிற்கு வந்து பாடல்களுக்கு வந்து அத சரி பண்ற ஒரு விஷயம் இருக்கு. முக்கியமா நம்ம பாடல் கேட்கும்போது நம்மள நம்மளே அப்பிடியே மறந்துருவோம். கண்டிப்பா அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ரொம்பவே ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்போ கூட வந்து நம்ம எப்பயாவது ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கும் போது, ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்கிற அதாவது ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கிற, பாடல்கள கேட்கும்போது அப்பிடியே நம் மனசு புத்துணர்ச்சி ஆகுது. சில நேரங்கள்ல என்ன ஆகுன்னா, நம்ம ஒரு கவலையில இருப்போம். நம்ம கவலையான பாடல்கள தான் கேட்போம். அந்த மாதிரி சூழல்கள்ல. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த கவலை இன்னும் ஒரு ஒரு, ஒரு உச்சி நிலைக்கு போய் நம்ம வந்து உடைஞ்சு அழுதுருவோம். அப்பிடி அழுததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம் மனசுகுள்ள ஒரு அமைதி இருக்கும். அதுக்கும் வந்து அந்த பாடல்கள் ரொம்ப நல்லாவே உதவுது அப்பிடின்னு நான் நினைக்கிறேன்.
ஓ! சரி. சரி. சரி. சரி. ஆமா. சரி. கண்டிப்பா, சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து அ தினமும் நான் இந்த பாடல வந்து ஒரு வாட்டினா நான் வந்து கேட்பேன். இல்ல, எனக்குள்ளேயே நான் வந்து சும்மா இருக்கும்பொழுது இந்த பாடல வந்து நான் வந்து பாடுவேன் அப்பிடின்றமாரி எதாவது ஒரு பாடல்.

ஆ, எனக்கு தெரிஞ்சு, இசைக்கருவிகள் வந்து, அ அந்த காலத்தில ப பயன்படுத்தி இருக்கற மாதிரி தான் தோனுது. ஏன்னா, இந்த காலத்தில வந்து பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்தில பல்வேறு விதமான இசைக்கருவிகள வெச்சு அந்த இசையை கொண்டு வரங்க. நம்ம் வந்து சில, இப்போ ஒரு நம்ம உதாரணத்திற்கு சொல்லனும்னா, பெரிய மாஸ் ஹீரோ ஓட அந்த அறிமுக பாடல் அப்படின்னு பாக்கும்போது, ரொம்ப சத்தமா இசை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா, அந்த காலத்தில, பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒரு கருவி இருக்குனா, அத வெச்சே நமக்கு ஒரு குறை குறைந்த பட்சம் ஒரு 10ல இருந்து 20வது நிமிடங்களுக்கு, நொடிகளுக்கு வந்து அந்த இசை வந்துகிட்டே இருக்கும். அந்த கருவியில இருந்து மட்டுமே. முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த புல்லாங்குழலோட பயன்பாடு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இப்போ பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்தில பல்வேறு இசை கருவிகள சேர்த்து அந்த இசையை கொடுக்கிறங்களோ, அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருக்கு. அது என்னுடைய கருத்து.
சரி. சரி. சரி. சிறப்பு. சரி. சரி. இப்போ, உங்க வீட்ல ஒரு சில விசேஷங்கள், ஒரு சில கலாச்சாரம் அப்படியெல்லாம் செஞ்சிருப்பீங்க, இல்லையா? ஏதோ ஒரு கல்யாணமோ, இல்ல, ஏதோ ஒரு சின்ன விசேஷமோ. அதில நீங்க வந்து, பாடல்கள் வந்து உங்கள் வீட்டில வந்து ஒலிக்க செய்விங்களா? அப்படி ஒலிக்க வைக்கிறப்போ, எந்த மாதிரியான பாடல்களை எந்தெந்த நேரத்தில நீங்க ஒலிக்க வைப்பீங்கன்றது பத்தி சொல்ல முடியுமா?
ஆமா. ஆமா. ஆ, கண்டிப்பா. இப்போ நம்ம வீட்டில விசேஷம் அப்படின்னா, அதிகபட்சம் நம்ம கொண்டா கொண்டாறது வந்து பிறந்த நாள் விழாக்களா தான் இருக்கும். அதில வந்து, அந்த ஏதாவது பிறந்த நாள் சம்பந்தமாக வரக்கூடிய பாடல்கள் போடுவோம். முக்கியமா வந்து, ஆ, நான் அதிகமா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம்ன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அழகான பாடல். அந்த பாடல வந்து அதிகபட்சமா நாங்க இந்த மாதிரி அப்போ அ ப்ளே பண்ணுவோம். ஏன்னா, அது அந்த பாடல் கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க இல்ல, நம்ம நேர்மறையான வார்த்தைகள சொல்லும்போதே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருங்க. அந்த சந்தோஷம்கிறது ரொம்ப அழகான வார்த்தை, இல்லையா? அது கேட்கும்போது, அது அப்படியே நம்ம மனசுக்குள்ள, இந்த வீடு முழுக்க சந்தோஷம் வர மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும்
கண்டிப்பா. ம். சிறப்பு. சரி. ஆமா.

நிச்சயமா. இந்த கரகாட்டக்காரன் படம், கரகாட்டக்காரன் படம் இருக்கில்லயா, அதில "மாங்குயிலே பூங்குயிலேன்னு" ஒரு பாடல் வரும். ஆ இப்ப கூட அத ரொம்ப ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட யூடூப்பில் லலாம் போய் பார்த்தா கீழ வந்து அப்பிடியே அந்த அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது, இப்போ கூட அத ரசிக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம். அந்த பாடல் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா சில் நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம இசைய காதுல தான் கேட்போம் பாடல்கள. ஆனா நம்ம கண் வந்து அந்த காட்சிகள அப்பிடியே காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்பிடியே நம்ம சொல்லுவோம், இந்த இடத்தில வந்து அவுங்க அந்த அ ஹீரோயின் வருவாங்க இல்லயா! பார்ப்பாங்க இல்லயா! அந்த மாதிரி நம்ம அத உருவகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு வந்து அந்த பாடல்கள் நம்ம மனசுக்குள்ள தங்கி இருக்கும். அப்பிடி அந்த திருவிழா நாட்கள்ல எனக்கு ரொம்ப ஞாபகம் வர்து இல்ல ரசிச்சு பார்க்கிற ரசிச்சு கேட்கிறது அப்பிடின்னா அந்த "மாங்குயிலே பூங்குயிலே" அந்த பாடல் தான்.
சரி. கண்டிப்பா. சரி. சரி. ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ அ நீங்க ஒரு பாடல் கேட்கிறீங்க அப்பிடின்னா, அத வந்து பார்த்துக்கிட்டே வந்து நீங்க வந்து கேட்பீங்களா! இல்ல காதில நான் போட்டுட்டு கேட்டுட்டே வந்து என்னோட வேலைகள செய்வேன். அப்படீன்டு செய்வீங்களா?
ஆ, எனக்கு நீங்க சொன்னதில்ல 2 ஆம் வகை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நம்ம பாடல்கள் பார்க்கும்போது காட்சிகள் வந்து நம் மனசுக்குள்ள அதிகமா போகுமோ! அப்பிடின்றன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது இயல்பு தானே! நமக்கு கண்கள் வந்து ரொம்ப காட்சிய வேகமா நமக்கு கொண்டு போய் சேர்க்கிது காதுகள விட. அதனால நம்ம பாடல்கள வந்து காதுகள் வழியா கேட்கும்போது, அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா நம்ம காதுகளுக்கு கேட்கும் ஆ அந்த வரிகளோட அர்த்தம் இன்னும் புரியும். இப்பதான் சில பாடல்கள் இந்த காலத்தில வர பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் இப்ப சமீபத்தில வந்த சில பாடல்கள்ல கூட எனக்கு வரிகள் வந்து தெளிவா புரியவே இல்ல. நம்ம அத காட்சியா பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தனியா வந்து நம்ம ஒரு ஹெட்போன் போட்டுட்டு அத பார்க்கும்போதுதான், ஓ! இந்த வரிகள தான் அதுல சொல்லியிருக்காங்களா! அழகா இருக்கே! வித்தியாசமா இருக்கே! அப்பிடின்றதே தோணுது.
சரி. சரி. கண்டிப்பா. சிறப்பு. சரி. சிறப்